அம்மாக்கிட்ட சொல்லி பக்கத்துல இருந்து கூட உதவி செய்வேன். காய்கறி வெட்டி கொடுக்கிறது. அது மாரிலாம் செய்வேன்.
ஓ! ஆ, ஆ, ஆ. ஓஹோ! அப்போ சுவத்து சுவைத்துப் பாக்கும்போது உங்களுக்கு அந்த பாட்டி செஞ்ச மாரி ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாரி தெரிஞ்சுப்பீங்க. சரி, சரி. இப்ப பாட்டி வந்து இப்ப மிளகாத்தூள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா குழம்புக்கு? அப்போ அந்த மிளகாத்தூள் வந்து அவங்க எந்த ரேஷியோ போடுவாங்க அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்களா? இத்தன தனியா போடுவாங்க, இவ்வளவு தூரம் மிளகாய் போடுவாங்க, அதெல்லாம் அந்த மாரிலாம் ஏதாவது பாத்திருக்கீங்களா? ஞாபகங்கள் இருக்கா? அவ்வளவு மைனூட்டா? ஆ, ஹ.
கண்டிப்பா. ம். ம், கவனிச்சுருக்கேன். கவனிச்சிருக்கன். இப்ப வந்துட்டு இந்த மீன் குழம்புக்கு அ வரு வருடா வருடம் ஒரு உருண்ட மேரி 1 செஞ்சு வப்பீங்க தெரியுமா? இந்த வெங்காயலாம் போட்டு கடுகு எல்லாம் போ ஆ வடகம். சாரி, ஆ. அந்த வடகம்லாம் வந்துட்டு நெறைய செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு இந்த 1 உருண்டையில இத்தனை பேருக்கு குழம்பு வைக்கிறோனா, இவ்வளவு தான் போடணுன்றத வந்துட்டு நோட் பண்ணி சொல்லுவாங்க. அதை நல்லா தெரிஞ்சுப்பேன்.
ஆ, ஆ. ஆ, ஆ. ஆமா, ஆமா. வடகம் வடகம் வடகம் ம். அ <laughs> ஆ, ஆ. சூப்பர்! அ. ஓ! வெரி நைஸ். கரெக்டா பாத்திருக்கீங்க. அ, அ. கரெக்ட், கரெக்ட். ஆ. அ அ.
ஆ, அப்புறமேட்டு இந்த புளி வந்துட்டு எவ்வளவு கரைச்சு ஊத்தணும்? தக்காளி எவ்வளவு போடணும்? வெங்காயம் எவ்வளவு போடணும்? அந்த மாரி விஷயங்கள்லாம் மிளகுத்தூள், மஞ்சள்தூள் எல்லாதையுமே வந்துட்டு நோட் பண்ணிட்டே இருப்பேன்.
ஆ. கண்டிப்பா. ஓ! ஓ! பெரிய விஷயம். பரவால்ல. இதெல்லாம் இந்த அளவு கவனிச்சிருக்கீங்களே? ஆஹஹ சரி, சரி. ம்ஹ்ம். அப்ப இத்தனை பேருக்கு வைக்கணும்னா இத்தனை வடகம் போடணும், இத்தனை தக்காளி போடணும்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு அப்ப தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு பாட்டியோட ரெசிபியை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க.
ம். ஆ. ம். ம். ஆமா. இவங்களுக்கு வந்துட்டு ஆணும் பெண்ணும் சமம்ன்றது மட்டும் தான் இன்னைக்கு இருக்கணும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சமையலுக்கு. ம் ம்.
பெண் மட்டுமே அடுப்பங்கரையில் இருக்கக்கூடாது. ஆ, பெண் மட்டுமே அடுப்பங்கரையிலேயே அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடாது. எல்லாரும் சமந்தான் அப்படின்ற மாரி இருக்கணும். அதுனால மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுனு ஆசைப்பட்டு, புரிஞ்சுக்கிட்டு இரு
ஆமா, ஆமா, ஆமா. <laughs> கண்டிப்பா. நிச்சயமா. அதாவது என்னன்னா இதுல ஃபைனலா நம்ம என்ன சொல்லான்னா, பாட்டியோட சமையல பாத்ததுனால உங்களுக்கு இந்த மாரி ஒரு நல்ல ஒரு முற்போக்கான சிந்தனைகளே வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றத கேட்கம்போது. நல்லா பாட்டியோட சமையல் உங்கள ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. நீங்களா சமையல் கத்துக்கிறீங்க. தேவையான மற்றவங்களை சார்ந்து இல்லாம நீங்களே சமையல் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு பேசுனதுக்கு. நன்றிப்பா, வணக்கம்.
கண்டிப்பா. கண்டிப்பா.

ஆ உண்ம தான். அதாது அதே மாரி இருக்கணும், அப்படிங்கற எண்ணம் வச்சு நாம ரொம்ப கண்ணும் கருத்துமா அந்த ரெசிபிய செஞ்சோம்னா, அதே மாரி வரும். 2ஆவது பழக்கம். அவங்க வந்து, கண்டினீயூஸா அதப் பண்ண கிட்டத்தட்ட 30 வருஷமா சமையல அவங்க ப்ராக்டிஸ் பண்ண, பண்ண அவங்களோடய அத கைப்பக்குவம் நல்லா இருக்கு. நம்மளும் அதே மாரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, அது மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அதுதான உண்ம! சரிதானங்க?
ம். ஆ, ம். ம். அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு, அ சின்ன நேரங்கலயே அந்த விஷயத்த முடிச்சிருவாங்க. யோசிச்சுலாம் பண்ணிட்டு இருக்கமாட்டாங்க. ஏன்னா "இது இவ்ளோ போட்டா போதும். அம். அது அவ்ளவ்" அப்டின்னுட்டு.
உண்ம. ஆ, சரியா சொன்னீங்க. ம். ம். ம். ம்.
டக் டக்குன்னு முடிச்சிருவாங்க.
ஆ, ஆ, அ. கரெக்ட் கரெக்ட்டு. நீங்கச் சொல்றது! <chuckles> நம்மள மாரி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உண்ம தான் அது. சரியா பண்ணிடுவாங்க எல்லாமே. சரி, இப்ப எப்பவாவது வந்து பாட்டியோட ரெசிபி வந்து ஒரு புத்தகம் மாரி நம்ம வெளியிடலாம், இல்ல மத்தவங்களுக்கு பயனுட்டலா இருக்க மாதிரி ஏதாவது வேற ஏதாவது என்ன சொல்றது அனிமேஷன் மாரி போட்டு, அது மாதிரி பண்ணலாம். அந்த மாரி ஏதாவது எண்ணங்கள் உங்களுக்குத் தோன்றியிருக்கா? இல்ல அது ஏதாவது ப்ராக்டிகல்லா பண்ண ஆரம்பிச்சு இருக்கீங்களா?
கண்டிப் இப்பா அது மாரி ப பண்ணணும்ன்னு, பல நாட்கள் எனக்குத் தோணியிருக்கு. அதுக்கான போதுமான நேரங்கள் இல்லாததுனால என்னால எதுவுமே செய்ய முடில. அ இது மாரி செஞ்சு கொடுக்கலாம். இல்ல அது வந்துட்டு, ஒரு பிஸ்னஸ்ஸா கூடப் பண்ணலாம். அப்டின்ற மாரிலாம் ஒரு மசாலாவோ வந்துட்டு, நமக்கு செஞ்சு ஒரு இது மாரி ஒரு பாக்கெட்ல போட்டு குடுக்கலாம், அ விற்பனை செய்யலாம். அப்டின்ற மாரிலாம் நிறையா விஷயங்கள் தோணியிருக்கு. ஆனா செய்யறதுக்கு போதுமான நேரங்கள் இல்லாததுனால அப்டியே போயிட்டுருக்கு. நடக்கும் நினைக்கிறேன். பாப்போம்.
ரொம்ப அ ரொம்ப சந்தோஷம். அ, ஆம். ம். ம். கண்டிப்பா. ஆமா. ஓ! ஆஹா! ஓ! ஓ! சரி, சரி. ஓ! ஆனா நீங்க அந்த மாரி முயற்சிகள எடுக்கணும், அப்டின்னு விருப்பப்பட்றேன். கண்டிப்பா நடக்குங்க. ஏனா இப்ப கூட இந்த YouTube channelல பார்த்தோம்னாக்க, ஒரு பாட்டி ஒருத்தர் சமையல் பண்ணுவாங்க. ஒரு குக்கிங் சொல்ட்டு ஒண்ணு வரும். அந்த "வில்லேஜ் டைப் குக்கிங்" வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். அந்தப் பாட்டி தான் உக்காந்து பண்ணுவாங்க. வேற யாரும் கூட ஹெல்ப் கூட இருக்க மாட்டாங்க. அவங்களே காய்கறி பறிச்சிட்டு வந்து, அத க்ளீன் பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆமா நல்லா இருக்கும். அத பாக்கும்போது, நம்மளும் இத செய்யணும்ன்ற மாதிரி தோணும். சரி தான். ஆனா, நீங்களும் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்து வைக்கணும், அப்டிங்கிற ஒரு முயற்சி இருக்கு. பட் நமக்கு நேரமின்மைனால இப்ப செய்ய முடியல, அப்டின்னு சொல்றீங்க. ஒரு நல்ல ஒரு எண்ணம் தான் அது. கண்டிப்பா அத சீக்கிரமா உங்களால செய்ய முடியும். என்னோட வாழ்த்துக்கள் அதுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி அடுத்து இப்ப பாட்டியோட சமையல் சொல்லும்போது, இப்ப அடுத்தது நீங்க செய்யுறீங்க இல்லையா? அப்ப 2தயும் கம்பேர் பண்ணும்போது, எ ஏதாது ஒச் கொஞ்சமாது நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த மாரி வந்திருக்கு அப்படின்னு, நீங்கத் திருப்தி அடைஞ்ச ஏதாது ஒரு ரெசிபி சொல்லுங்களேன். பாட்டி ரெசிபில இருந்து நீங்கப் பாத்து செஞ்சதுல.
கண்டிப்பா. ஆமா. ஆமா. எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க. ஆமா. ம். ம். ம். ம்.